கண்டிப்பாங்க. அது வந்து இசையும் நல்லாருக்கும். அந்த வரிகளும் நல்லா நம்மளுக்கு, அ உணர்வு தரும்.
கண்டிப்பா. அப்ப அந்தக் குழந்தைங்கல்லாம் பாடும்போது தான், நமக்கு இந்த மாரி ஒரு பாட்டெல்லாம் இருக்கான்னு. நிறைய பாட்டுகள் சொல்லலாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்டின்னு பாத்தீங்கன்னா, அந்த மௌனராகம் படத்துல நிறைய பாட்டு இருக்கும். அதுல வந்து
<laughs> அந்தப் படமே நல்லாருக்குங்க. <laughs>
கண்டிப்பா, கண்டிப்பா. அந்தப் படத்த திரும்பத் திரும்பப் பாக்கலாம். நல்லாருக்கும். அந்தப் படத்துல நிறைய பாட்டுகள் வந்து சொல்லிட்டே போகலாம். அதுல இருக்கக்கூடிய வரிகள் அதுனு இல்லாம அந்த மியூசிக்கே நல்லா இருக்கும். அந்த மியூசிக்க மட்டும் கேட்டாலே, ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு இன்னும் புடிச்ச பாட்டுனா அந்த ராஜா ராஜா சோழன் தான் பாட்டு. ரெட்டை வால் குருவினு ஒரு படம். அதுல அந்த ராஜ அ 2 மனைவிகள் இருப்பாங்க. அதுல அந்தப் பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். ராஜா ராஜா சோழன்.
கண்டிப்பாங்க. ம், ம். ஆ. கேள்விப்பட்ருக்கேங்க. நல்லாருக்கும். அதுமாரி எனக்கு என்ன பிடிக்கும்னா வந்து, இந்த ஒரு ஜீவன் அழைக்குது. <laughs> ஆ.
அ அதுனால. ஆ. அடுத்து நான் அத தான் சொல்ல வந்தேன். அந்த முரளியோட அந்த இதுல அந்த பேக்கிரவுண்டுல அழகா இருக்கும். அ ஒரு ஜீவன் அழைத்தது. அழகா வரும் அது. அதுலா கேட்கும்போழ்தே சந்தோஷமா இருக்குங்க, அந்த மாரி பாட்டு. எனக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, புது புது அர்த்தங்கள்னு ஒரு படம். சரிங்களா, அந்தப், அந்தப் படத்துல கேளடி கண்மணி. உன் காதலன் சங்கதினு சொல்லி ஒரு பாட்டு.
<laughs> ஆமாங்க. ம். சரி. ஆ. நல்லாருக்கும்ங்க.
சூப்பர் பாட்டுங்க அது. அது இன்னுமே என்னோட பிளே அ பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. பிளே லிஸ்ட்ல இருக்கு. ஸ்பாட்டிஃபை ஆன் பண்ணாலே, அந்தப் பாட்டு ஒவ்வொரு தினத்துல ஒரு 1 முறையாவது கேட்கிற வழக்கம் உண்டு.
ம். <laughs> பரவால்லங்க. இன்னவரையுமே நீங்க அந்தப் பழைய பாடல்கள் கேட்குறீங்கள்ல, அது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள்லாம் உங்களுக்குத் தரும்னு நீங்க நினைக்கிறீங்க?
பழைய பாடல்கள் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, காதல் மையமா கொண்டு எடுத்த பாடல்கள் தான். ஆனா, இப்ப நம்ம வந்து ஓ ஆப் மு முக்காவாசி பாத்துட்டீங்கன்னா, எல்லாமே காதல் பாடல்களா இருக்கும். காதல் பிளஸ் காமம் 2மே கலந்துதா எழுதிருந்திருக்காங்க. வாலியா இருக்கட்டும், இல்ல கண்ணதாசனா இருக்கட்டும், இல்ல, வைரமுத்து. எல்லாருமே அந்த மாதிரி எழுதி இருக்காங்க. ஆனா, அந்தக் காலத்துல இருக்குறவங்களுக்கு, அது காதல், காமம் கலந்த பாட்டுன்னு யாருமே பார்க்கமாட்டாங்க. பாட்டு மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா, இன்னைக்கு வரப் பாட்டு எல்லாம் டிஸ்கோ, கிளப்பு இந்த மாதிரி இருக்கும்போது ஓப்பனாவே தெரியுது. ஆனா, நாம நாள் அடைவுல வளர்ந்து வரும் போழுது, ஓ இது இதுல்ல அது. ஓ ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா, அ உவமையா வச்சு எழுதி இருப்பாங்க. நேச்சரையும் இருக்கும். பட்டு லவ்வும் இருக்கும். பட் அது டெப்த்தாவும் இருக்கும்.
ஓ! ம். ஆமா. <laughs> ம். காட்சிய பாப்பாங்க. <laughs>

ஆமா, சரியா சொன்னீங்கங்க.
ஏன்னா அது உண்மதானே!
இந்த மாரி ஏதாவது ஒரு நீங்க அந்தக் காதல் பாடல் மாரிதான் வந்து கேட்பீங்க, அந்தக் குடும்ப பாடல், இல்ல திருவிழா இந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டீங்களா?
எல்லா பாடலும் கேட்ட வழக்கம் உண்டு. ஆனா பெரும்பாலும் வந்து பெண்கள்னாலே பாத்தீங்கன்னா, அந்தக் காதல் பாடல். நம்ம காதலிக்கிறோமோ, இல்லையோ. அந்தப் பாடல் மேல உள்ள காதல் வந்து குறையாதில்லையா, அந்த மாரி. இப்ப என்னோட கூட இருக்க ப அ தோழிகளே சொல்லுவாங்க, "இவ க்ரிஞ்சு. எப்ப பார்த்தாலும் பழைய பாட்ட கேட்பா. நீயெல்லாம் இந்தக் காலத்துல பொறக்க வேண்டிய ஆளே இல்லப்பா. நீ எல்லாம் எம்பதுகள்ல பொறந்திருக்கணும். இல்ல 90ல பொறந்திருக்கணும்." அப்படீன்னு சொல்லுவாங்க. யாருனாய் சொன்னா சொல்லிட்டு போறாங்க. எனக்கு அது சந்தோஷம் தருது, அவ்வளோதான். அப்படீங்கிறதுதான். இந்தப் பழய பாடல்கள் வந்து உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கயோடு ஒப்பிட்டு இருக்கும். அதாவது சோகமா இருந்தா கூட அ அத அதக் கடந்து வரக்கூடிய பாடல்களும் நெறைய உண்டு. இப்ப 90கள்ல வந்த 'ஆட்டோகிராப்' படத்துல பாத்தீங்கன்னா, அந்த "ஒவ்வொரு பூக்களும் நீயே" பாட்டு வந்து அவ்வளோ ஒரு தத்ரூவமா எழுதி இருப்பாங்க. நீங்கக் கேட்டுருப்பீங்க தானே அந்தப் பாட்டு.
<laughs> கண்டிப்பாங்க. <laughs> ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆ கேட்டுருக்கேங்க. அந்த இசை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லங்க. அதுவும் அந்தக் காட்சிகள் வந்து கண்ணு தெரியாதவங்கல்லாம் ம்.
கண்டிப்பா. அந்தப் பேக்கிரவுண்ட்ல அந்தக் கண்ணு தெரியாதவங்கல்லாம் வச்சு அவங்க எழுதி இருப்பாங்க அந்த மாற்றுத் திறனாளிகள வச்சு. அந்தப் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அந்தத் 90கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சாங்கா இருந்தது. இப்ப என்னதான் சிங்கப்பெண்ணே வந்தாலும் சரி, இல்ல சுடரி சுடரின்னு வந்தாலுமே, அந்த 'ஒவ்வொரு பூக்களும் நீயே' இருக்கட்டும். அதோட தைரியம் வந்து, ஆழ்ந்த பொருள் வந்து வேற எதுலயுமே இல்லன்னு நா உணருவேன். அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும். அப்பல்லாம் அவ்வளவு மேக்கப்லாம் இருக்காது. மனசுல பதியுங்க. "ஓ! இந்தப் படம், இந்தப் பாட்டு." அப்படீன்னு. இப்ப எந்தப் படம் வருதுன்னே தெர்ல. எதோ ஒரு பாட்டு டிரெண்ட் ஆனாதான், ஒ! அந்தப் படம்ன்னு ஒண்ணு இருக்காங்கறதே நமக்கு வந்து, அப்படியே யோசனையா இருக்கு.
<laughs> ஆமா. ஆமாங்க. ரொம்பவே சரியா சொன்னீங்க. இந்த மாரி வேறு ஏதாவது ஒரு பாடல்கள் பத்தி சொல்ல முடியுமா?
ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது, ஆறு மனமே ஆறு. ஆண்டவன் கட்டளை ஆறுன்னு, சொல்லிட்டு 1 பாட்டு இருக்கும். சரிங்களா? கேட்ருக்கீங்களா?
ஆ கேட்டுருக்கேங்க. எங்க அப்பா வந்து இந்த மாரி பாடல்கள் நெறைய கேட்பாங்க. ஆ.
எங்க அப்பா கேப்பார். ஆ எங்க அப்பாவும் இதே மாரி பாடல்கள தாங்க கேட்பாரு. அதெல்லாம் கேட்கும்போது எங்க அப்பா, "இதெல்லாம் என்ன பாட்டு?" 90கள்ல வந்த பாட்டவே எங்க அப்பா சொல்லுவாரு, "இதெல்லாம் என்ன பாட்டு? நா பாடுறேன் பாரு பாட்டு. இத கேளு." அப்படீன்னா. "ஆறு மனமே ஆறு. ஆறவன்" அதுல வந்து மனுஷனோட வாழ்க்கைகள்ல நடக்கக்கூடிய செயல்முறைகளத் தத்ரூவமா சொல்லிட்டே இருப்பாங்க. "இப்படி இப்படி போனா, இப்படி இப்படி இருப்பான். இத்தன கொழந்த பெத்தா அவன் இப்படி தான் இருப்பான்." அப்படீங்கறது. ஆண்டி ஆறதும் அந்தப் பாடல்ல சொல்லி இருப்பாங்க. அரசன் ஆகுறதும் அந்தப் பாண்டில அந்தப் அதுல சொல்லியிருப்பாங்க.
ஆமாங்க, ஆமாங்க.
அந்த அந்தப் படத்துல. அப்ப அப்படீங்கிற பொழுது அப்பல்லாம் எங்க அப்பா சொல்லுவாரு, 'வாழ்க்கையப் பாரு இந்த' அப்புறம் எனக்கு ரொம்ப புடிச்ச பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, அந்தச் சின்ன வயசுல "வரவு எட்டனா செலவு பத்தனா" பாட்டு கேட்டுருக்கீங்களா?
ம்.